இப்போ ஒரு சிலர் வந்து திடீர்னு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். இல்ல ஏதோ ஒரு பள்ளி, கல்லூரி, அலுவலகம். ஏதோ ஒரு சில விஷயங்கள வந்து அவங்க வந்து எழுதி வைக்கணும் அப்டின்னு நெனைக்கிறப்போ நீங்க உங்க கைபேசியில இருக்கக்கூடிய அந்த நோட் டேக்கிங்ன்ற மாரி விஷயங்கள பின்பற்றுவீங்களா? இல்ல பேப்பர்ல கையால எழுதி வைப்பீங்களா?
ம். நான் வந்து எல்லாத்தையுமே என்னுடைய நாள்குறிப்பேடு வச்சிருக்கேங்க. அதுல தான் எழுதுவேன். இப்ப நான் வந்து 1 நாள் காலையில எழுந்திருச்சேன்னா, என்னுடைய வேலைகள எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப ஃபிரெஷ்ஷா இருக்கும்போது, முதல்ல கை என்னுடைய நாள்குறிப்பேட எடுத்துட்டு ஒரு புது பக்கம் நல்ல பேனாவ எடுத்துட்டு உக்காந்துருவேன். உக்காந்துட்டு இப்போதைக்கு நமக்கு ஏதாவது அவசரமா கட்ட வேண்டிய பணம் கட்ட வேண்டிய விஷயங்களை நம்ம த அதாவது தவிர்த்துட்டோமா, மறந்துட்டோமா அப்டின்னு சொல்லி ஞாபகப்படுத்துவேன். ஏனா வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, மின்சாரம் கட்டுறது வந்து எங்க வீட்டுக்கு ஒரு நாள் இருக்கும். அம்மா வீட்டுக்கு வேற நாள் இருக்கும். இப்போ அம்மா வீட்டுல உள்ள எல்லா விஷயத்தையும் நான் தான் பாத்துக்குறேன். ஏனா அம்மா, அப்பா இல்லங்கிறதுனால அம்மாவுக்கு கொ கொஞ்சம்.
சரி. ம். சரி. சரி. ஓ! புரியுது. கண்டிப்பா. நீங்க உங்க அம்மாக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும் இல்லையா?
ஆமா. அதனால அம்மாவுக்கு என்னென்ன பணம் கட்டுற மாரி வேலை, ஒரு ரீசார்ஜூ அம்மாவுக்கு ஆட்டோ புக் பண் எல்லாமே நான் தான் செய்வேன். அதனால பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் அம்மா வீட்டோட மின்சார கணக்கு எல்லாமே நா தான் பாப்பேன். அதனால காலையில எழுந்து முதல் என்னுடைய முக்கியத்துவம் இதுக்கு தான் இருக்கும். ஏதாவது கிரெடிட் கார்ட் பில் கட்டலையா? யாரோட ஃபோனாவது ரீசார்ஜ் பண இதெல்லாம் எழுதிடுவேன். முதல்ல நான் ஏன் எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னா ஒரு வேலை என்னன்னு எனக்கு ஞாபகம் வந்தது வரிசைப்படுத்தி எழுதிட்டு, அதற்கு அப்பறம் அத முடிச்சோன அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டிக் போட்டுக்குவேன். <chuckles>
சிறப்பு. ம். சரி. ம். சரி. அதாவது இந்த வேல முடிஞ்சிருச்சு. இந்த வேல முடியல அப்டின்ற மாதிரி.
அ. ஆமா. அப்டி போடும்போது, எனக்கு நானே மதிப்பீடு பண்ண சந்தோஷம் கிடைக்கும். இப்ப என்னோட ஆசிரியர் வந்து சின்ன வயசுல மார்க் போடும்போது எனக்கு ரொம்ப புடிக்கும். பக்கத்துல, நான் எழுதிருக்குதுக்கு பக்கத்துல அத பாத்து பாத்து ரொம்ப ரசிப்பேன் அத. <chuckles> அ. அதனால ஆ, கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன், ஆசிரியர்லாம் வந்து, நம்ம படிப்ப முடிச்சுட்டு ஆசிரியரே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்ல தான இருக்கோம். அதனால என் எனக்கு நானே ஆசிரியரா மாரி இந்த மாதிரி டிக் போட்டு, குறிப்பா சிகப்பு பேனாவ கூட வாங்கி வச்சிக்குவேன். சிகப்பு இங்க் உள்ள பேனாவ. <chuckles>
சிறப்பு. அடடா! பேஷ் பேஷ். ஆமா. ஓ! <laughs>
அதுல எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கும். அதனால.
இத நீங்க வந்து பள்ளி காலத்துல உபயோகப்படுத்தலியே?
இல்ல இல்ல. புதுசா வாங்கி வச்சிக்குவேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா? நான் எப்பொழுது வேணாலும் நோட்டு புத்தகம் விக்கிற ஸ்டேஷ்னரி கடைகளுக்குப் போனா, ஒரு நாள்குறிப்பேடு மாரி ஒரு குட்டி புத்தகம் விக்குதா? உடனே வாங்கிடுவேன் அது எவ்ளோ விலையா இருந்தாலும் கலர் கலரான
ஆ. ஓ! ஏன்னா அது மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு.
ஆமா. பேனாவும் வாங்குவேன். புதுசா பென்சில், அப்புறம் அந்த அழிக்கிற ரப்பர் அழிப்பான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஏதாவது புதுசா பொம்மை போட்ட மாரி எல்லாம் வருது அப்படின்னா, வாங்கி வச்சிக்குவேன். அது மேல ஒரு அலாதி பிரியம் எனக்கு. <chuckles>
ஆமா. சிறப்புங்க.
அதுனால வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த கைப்பேசியில வந்து என்னென்னவோ செயலிலாம் இருக்கு. ஞாபகப்படுத்துறதுக்கு ரிமைண்டரு, பொமைட்ரோ, எதோ எதோ சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கைப்பேசி நேரத்தை குறைக்கணுனு உலகமே போராடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் எதிரி கெடையாது. நானும் அதுக்கு தான் போராடுறேன். அதனால, கைப்பேசி நேரத்தை கொறைக்கணுனா, முடிந்த அளவு நம்ம கையால எழுதுற வேலையை கைல எழுதி, ஒரு பேப்பர்ல எழுதுறது தான் எனக்குப் பிடிக்கும்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. அத்தோட நம்ம கையால அத எழுதும்போது, நம்ம ம மனசுல வந்து நேரா பதியுன்னு சொல்லுவாங்க. நம்ம பள்ளி காலத்துலயே சொல்லிக் குடுத்திருப்பாங்க இல்லையா? எழுதிப் பாருங்க. அப்பதான் மனசுல பதியும் அப்படின்னு.
ம். ஆமா. ஆமாமா. இப்போ ஏதாவது ஆ, சரியா சொன்னீங்க. இப்ப ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போறேன். இல்லைனா, ஒரு நான் அப்ப படிச்ச இன்ஸ்டிட்யூட்ல எனக்கு ஏதாவது மீட்டிங் வைக்கறாங்க, போறேன். அலுவலக வேலையா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறேன் அப்படின்னு. உடனே, நான் வந்து இந்த ஸ்கிரிப்ளிங் பேட், அந்த மாரி கூட எடுத்துட்டு போகமாட்டேன். நான் ஒரே அந்த நாள்குறிப்பேடு தான் வச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு போயிடுவேன். அவுங்க ஏதாவது சொல்றதுல எனக்கு முக்கியமா தோணுது அப்படின்னா, உடனே அதுல எழுதி வச்சிக்குவேன். ஏன்னா, வந்து திருப்பி நான் வந்து காலையில என்னுடைய வேலையை பாக்கும் போது, இத திருப்பிப் பாக்கும் போது, ஓ, இந்த விஷயம் சொன்னாங்கல்ல. நம்மளும் தேடி பாக்கனும்னு நெனைச்சோல அப்படின்னு, எனக்கு வரும் நினைவுக்கு அது.
அந்த மாதிரி. சிறப்பு. கண்டிப்பா.
ஆ. அது தான் எனக்கு ரொம்ப புடிக்கும். அதனால தான் அதுல எழுதுறேன் நான். ம் சொல்லுங்
சிறப்புங்க. இப்ப இதுல என்னெல்லாம் வந்து நீங்க எழுதி வைப்பீங்க? "இன்னைக்கு என்ன பண்ணணும்?" அப்படின்றது மட்டும் எழுதுவீங்களா? இல்ல ஏதாவது காய்கறில்லாம் வாங்கணும், அதெல்லாம் எழுதி வைப்பீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும்ல்ல, அதெல்லாம் எழுதுவீங்களா?
ஆ அதாவது நான் சொன்ன மாதிரி, "எதெல்லாம் பணம் கட்ட வேண்டியது?" அத பத்தி மொதல்ல எழுதி வைப்பேன். அதுக்கு அப்புறம் வந்து சில நேரத்துல வந்து இந்த வீடு சுத்தம் பண்றதுல்லாம் தேங்கி கெடக்கும். ம். இதெல்லாம் அவசரமா பண்ணியே ஆகணும். சில நேரம் ஏதாவது ஒரு இது வந்து பழுதா இருக்கும், எங்க வீட்டுல இருக்க இயந்திரம் எதாவது.
சரி. ஆமா. கண்டிப்பா.
அப்போ வந்து அந்த ஆள ஃபோன் பண்ணி வர வைக்கணும். அந்த கஸ்டமர் கேர்க்கு வந்து புக் பண்ணணும். ஒரு காஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சா? அதாவது நான் உடனடியாவே சில நேரம் செஞ்சுருவேன். அதுல விட்டுப் போச்சு அப்படிங்கம்போது இதுல எழுதிடுவேன். அந்த மாரி தான் அத வந்து பயன் படுத்துவேன், இந்த கை கையேட.
ம். புரியுது. சிறப்பு. அதே மாதிரி, இப்ப நம்ம கைப்பேசியில போயிட்டு ஏதோ ஒரு நோட் பண்ணப்போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன். எ வேற ஏதோ ஒரு நோடிஃபிகேஷன பாத்து, அதுல அப்படியே நம்ப மறந்து போயிடுவோம். நம்ப என்ன எழுத வந்தோன்றதையே மறந்துரும் இல்லையா?
ம். ஆமா ஆமா ஆமா. சரியா சொன்னீங்க.
இதெல்லாம் வந்து ம்.
அதனால வந்து அ அதுல எழுதுறது வந்து வாட்டமாவும் இருக்காது. எனக்கு அந்த லெட்டர டைப் பண்ணி, டைப் பண்ணி எழுதணும். உங்களுக்கு வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து சாதாரண கைப்பேசி. இந்தப் பெரிய டேப்பு வச்சு இந்த பெண் மாரில்லாம் சில பேர் எழுதுவாங்க பாத்தீங்களா. அந்த மாரி வசதிலாம் எங்கிட்ட கிடையாது. அது ஒரு காரணம். அதனால கைப்பட எழுதுறது. நீங்கச் சொன்ன மாரி பள்ளி காலத்துல சொல்லிக் குடுத்தாங்கள்ல. எத ஒண்ண நம்ம எழுதுறோமோ, அது வந்து ஆணித்தரமா நம்ம மனசுல பதிஞ்சிரும் அப்படியே.
ஆமா. புரியுது. கண்டிப்பா.
அ, அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். நான் எழுதுறதுக்கு.
கண்டிப்பா. சிறப்புங்க. இப்ப நீங்க ஒரு சில நேரங்கள்ல, உங்க இ நோட் இல்ல, அப்படின்றப்போ ஏதோ ஒரு பயணத்துல, அந்த மாரி நேரங்கள்லாம் வந்து, நீங்க கைபேசி உபயோகப்படுத்துனது உண்டா எழுதி வைக்கிறதுக்கு?
ம். இல்லங்க. அது மாரி நான் பயன்படுத்தினது இல்ல. நீங்கக் கேட்டதுனால சொல்றேன். நாங்க ஒரு நாள் வெளியூர் போம்போது இந்த கையேட கொண்டு போக மறந்துட்டேன் நான். அப்ப வந்து எனக்கு வந்து நாங்க எந்த எந்த ஊர் அங்க சுற்றி பார்க்கப் போறோம். அங்க நடந்த செலவுகளை எல்லாம் எழுதணும்னு ஆசையா இருந்தது. நான் உடனே என்னோட கணவர்ட்ட சொன்னேன், "அச்சச்சோ. நான் எ எடுத்துட்டு வர மறந்துட்டேனே!" அப்படினோன்னே, அவரு வேகமா போயிட்டு குட்டியா ஒண்ணு பாக்கெட் சைஸ்ல ஒண்ணு வித்துச்சு கடையில.
சரி. சரி. சரி.
அது ஒண்ணு வாங்கி குடுத்தாரு எனக்கு, அதுவும் ஒரு பேனாவும். அப்புறம் நான் அதுல எழுதி வச்சுகிட்டேன். என்ன செலவாகுது அங்க போனதுலேருந்து, என்ன இடங்கள்லாம் நாங்க சுத்தி பாக்கணும்ன்னு. அது என்னவோ தெரியல. அது எனக்கு இப்படியே பழகிடுச்சா என்னன்னு தெர்ல. எனக்கு அ கைபேசியில பண்றது எனக்குச் சுத்தமா புடிக்க மாட்டேங்குது.
ஆ. புரி கண்டிப் சிறப்புதான், இது ஒரு நல்ல முறைதான் சொல்லப்போனா. உங்களுக்கு சீக்கிரம் ஞாபகத்துக்கு வந்துரும். அதுல எழுதும்போதே உங்க மனசுல வந்துரும். மறுபடியும் நீங்க அதப்போய் பாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்க எழுதும்போதே உங்க மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்றப்போ, நீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த நோட் எடுத்துப் பாப்பீங்களா?
ம். ஆமா. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், எல்லாத்தையும் இந்த டிக் ஆகாத விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா?
ம். ஆமா.
அதெல்லாம் எடுத்து இன்னொரு 4ஆவது 3 பக்கத்துல 3 நாள் தொடர்ந்து எழுதிட்டேன். இதுல பாதி விஷயங்கள் தான் நடந்துருக்கும். பாதி விஷயங்கள் நடக்காம தான் இருக்கும். அப்போ, அத வந்து 4ஆவது பக்கத்துல எல்லா அன்டிக்கையும் எடுத்து எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுகிட்டு பக்கத்துல ஒரு சின்ன இதுல வந்து காரணம் எழுதுவேன். "என்ன காரணத்துனால இது தடைபட்டுப் போயிருக்கு?" அப்படின்னு சொல்லிப் பாப்பேன். அப்போ வந்து, "அத நகர்த்தினா தான், இது நகரும். வெளில போகும் நம்ம நோட்ட விட்டு." அப்படின்னு சொல்லி அப்படி யோசிப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நாள்குறிப்பேட எதுக்கு பயன்படுத்துவேன்னா வந்து, நான் என்னுடைய அன்றாட செலவுகள் எல்லாத்தையுமே வந்து 2 கடன் அட்டை வச்சிருக்கேன். அதுல தான் செலவு பண்ணுவேன்.
கண்டிப்பா. புரியுது. ம். சிறப்புங்க. சரி. ஓ.
அ காசு வச்சு செலவு பண்றதே கெடையாது இப்போ. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, என்ன செலவு பண்றோம் என்னன்னு. இதே வந்து கடன் கடன் அட்டையில செலவு பண்ணா, அவங்க கணக்கு வச்சுக்குவாங்க எல்லாத்தையுமே வங்கியில.
புரியுது. ஆமா. கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. அப்ப நமக்கு வந்து எதனா, இது செலவு என்னாச்சு இந்த மாசம் அப்படின்னா நாம போயி அந்த வங்கில வந்து பிரிண்ட் போட்டு வந்தா போதும் இல்லையா? இந்த மாசம் இது இதுல இவ்ளோ செலவு பண்ணியிருக்கோம்னு நமக்கு ஈசியா தெரிஞ்சுரும்.
ஆ. ஆமாம். ஆமா. சரியா சொன்னீங்க. மாதா மாதம் என்னன்னா, அந்த அவுங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னோட மின்னஞ்சலுக்கு வரும். அத மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணுவேன்? ஒரு அந்தக் குறிப்பேடுலயே ஒரு பின் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு எழுதி வச்சுக்குவேன். என்னென்ன செலவு பண்ணோம்னு. அதுக்கப்புறம், அது எதெதுக்காகப் பண்ணோம்னு சொல்லி பாப்பேன். எங்க போட்டு இவ்ளோ செலவு போகுது. எதுனால இந்த மாசம் வந்து இவ்வளவுக்கு மேல குறிப்பிட்ட அளவு தாண்டுது, அப்படிங்கறத அத வச்சு தான் கண்டுபிடிப்பேன். இது போக, அ பாத்தீங்கன்னா வந்து கையில இருந்து வந்து இந்தப் பணம் கேஷ்ஷிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். அதுலயும் நான் எப்பயாவது பண்ற 1 2 செலவுகளையும் அந்த நாள்குறிப்பேடுல எழுதி வச்சுக்குவேன். இவ்வளவு பணத்தை தான் ஒரு மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் நாங்க வந்து ஏடிஎம்ல போய் பணம் எடுப்போம். அந்த அளவுக்குச் செலவே இருக்காது எதுவுமே.
ம். ம். சரி. சிறப்புங்க. ம். சொல்லுங்க. ஆ. சிறப்பு. ஆ. புரியுது. இப்போ நீங்க வந்து இந்தக் கை ந நோட்ல வந்து எழுதி வைக்குது சில நேரங்கள்ல தொலைஞ்சுடுனு சொல்லிட்டு, நீங்க அத ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா?
ஆ. ம். ஆஹா! அது வந்து ஒரு பெரிய நாள்குறிப்பேடு தான். அது தொலைறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். வீட்லயேதான் இருக்கும் அது எப்பயுமே. நான் வெளியூர்லாம் போனாலும் வீட்டுல வச்சிட்டு அ ஒரு வேற ஒரு பேப்பர்ல அங்க போற இடங்கள எல்லாம் எழுதிட்டு வந்து இதுல காப்பிதான் பண்ணிக்குவேன். <chuckles>
ஓ! அப்ப இது எங்கயும் எடுத்துட்டு போமாட்டிங்க. இப்ப இதுல ஏதாவது முக்கியமா ஒண்ணு பாக்கணும்னா? அப்புறம் எப்டி உங்களுக்கு ஞாபகம் வரும்?
அது மாதிரி விஷயங்கள் இருக்காது இதுல. இதுல எ எப்பயுமே வேலைகளத் தான் எழுதுறேன். வேலைகள். இந்த மாதாந்திர செலவுகள் அது மாரி தான எழுதுறேன். இதுல வேற எந்த முக்கியமான விஷயமுமே இருக்காது.
ம். புரியுது. கண்டிப்பா சிறப்பா சொன்னீங்க. இப்போ உங்க கைப்பேசியில எதாவது ஒரு மீட்டிங்க்காக அலாரம் வைக்கிறது அந்த மாரிலாம் எதுனா வெச்சு உபயோகப்படுத்தி இருக்கீங்களா?
ம். ம். ஆ நான் வைக்க மாட்டேங்க. ஆனா அதுவே வச்சுக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா, Zoom மீட்டிங்னு எனக்கு ஒரு இன்வைட் வந்திருந்தது. என்னுடைய கைபேசிக்கு ஒரு இன்வைட் இது மெ மின்னஞ்சல் வழியா வந்திருந்தது. அதுவா அந்த 7:00 மணிக்கு ஒரு ஐந் 7:00 மணிக்கு எனக்கு அந்த மீட்டிங்ன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எனக்கு அது வந்து அறிவிப்பு குடுக்குது. உனக்கு ஒரு Zoom மீட்டிங் இருக்கு வாண்ணு சொல்லிட்டு. <chuckles> அது வந்து போய்க் காலெண்டருங்கிற செயலியோட இணங்ஜிரும் போல இருக்கு. இந்த விஷயம்லாம் எனக்கே தெரியாது. அது எனக்கு முன்னாடி வேல செய்யுது.
சரி. சரி. ஓ! <laughs> ஆமா. கண்டிப்பா. சிறப்புங்க. வேற என்ன எல்லாம் வந்து இந்த இதுல வந்து எழுதி வப்பீங்க? இந்த உங்க பேப்பர் நோட்ல.
அ அந்த மாரி இருக்கும். ம். ம். இப்ப எதாவது புதுசா ஒரு இப்ப ப்ராஜக்ட் ப்ராஜக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எதாவது நாங்க புதுசா ஒரு பயணம் மேற்கொள்ளப் போறோம். சுற்றுலா பயணம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நாங்க எல்லாரும் 3 பேரும் உக்காந்து என் குழந்தை, என்னோட அ கணவர், நாங்க எல்லாம் உக்காந்து அதுல ஒரு பக்கத்த எடுத்துத் தலைப்பு போட்டுருவோம். சுற்றுலா பயணம்ன்னு. போட்டுட்டு, என்னைக்கு போப்போறோம்? அவனுக்கு லீவு இருக்கா? இவருக்கு லீவு இருக்கா? எனக்கு இருக்கா? இதெல்லாம் எழுதி, இதெல்லாம் பாத்துக்குவோம். அப்புறம் வந்து
ம். ம். சரி. ம். சரி.
அந்த இடம் 3 பேருக்குமே பார்க்குறதுக்கு சம்மதமா? இந்த விஷயங்களை எல்லாம் பாத்து, அப்புறம் எவ்வளவு செலவாகும் சுமாரா? அதை எழுதிட்டு, அதுக்கப்புறம் பயணச்சீட்டு எடுக்கலாமா? ரயிலில் எடுக்கலாமா? பேருந்தில் எடுக்கலாமா? அந்த மாரி விஷயங்கள். இந்த மாரி ஒரு திட்டமிடுதல். ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை திட்டமிடுறது அந்த நாள்குறிப்பேடுல தான் ஆரம்புடிக்கும்.
அ. புரியுது. அ. சிறப்புங்க. இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்குப் போணும் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துக்குப் போக வேண்டிய ஒரு பயணக் குறிப்பேடுகள், எங்கெங்க எல்லாம் போகணும்? என்னன்னலாம் பண்ணணும்? அதெல்லாம் வந்து எழுதி வச்சு, நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய எக்சிகுயூஷன் வந்து பண்ணுவீங்க இல்லையா?
ஆ. ம். ஆமா. என்னல்லாம் கொண்டு போகணும்? இ உணவு வந்து அங்க கெடைக்குமா? என்ன முன்கூட்டியே செய்யணும். இப்ப ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்கப் போயிட்டு உள்ள போயிட்டு எல்லாம் அங்க புக் பண்ண முடியாது. 1 மாதம், 2 மாதம் முன்னாடி ஹோட்டல் ரூம் புக் பண்ணனும். அப்புறம் வந்து உணவு எப்படி? அங்க கிடைக்குமா என்னங்கறது பாக்கணும். கையிலருந்து ஏதாவது கொண்டு போகணுமா நம்ம? ரொட்டி, அ ஜாம் அந்த மாரி எல்லாம். இப்படி பல விஷயங்கள வந்து யோசிப்போம். அந்த ந அந்த ஊருக்குத் தகுந்ததெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? ஆடைகள் எதாவது இதுக்கு ஸ் தனிப்பட்ட முறையில எடுத்துட்டு போகணுமா? அந்த மாரில்லாம் எழுதுவோம் அதுல.
ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். இப்ப நீங்க இந்தக் கையேடு பயன்படுத்துறது வந்து, உங்க குழந்தைகளுக்கும் நீங்க வந்து சொல்லிக் குடுத்துருக்கீங்களா? இப்டி எல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா உங்க மனசுல வந்து ஆழமா பதியும். அதே மாதிரி உங்களுடைய கையெழுத்துகளும் வந்து, நல்லா இதுவா இருக்கும் அப்படீன்ற மாரில்லாம்?
ம். ம். ஆமா. நானும், என்னோட பையனும் சண்ட போட்டுக்குவோம். ஒரு புது கையேடு ஒருத்தர் வந்து குடுத்தார். அ இந்த இதுக்கு ஆங்கிலப் புத்தாண்டுக்கு. அது வந்து ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா, இது இருக்காது. உள்ள தேதியெல்லாம் இருக்காது. நோட் புத்தகம் மாரியே இருக்கும். அழகா இருந்தது. அப்புறம் நான் வந்து அவனைக் அத கேட்டேன். அவன் வந்து தர முடியாதுன்னா, இப்படி ஒரு சண்ட 1 மாசமா போச்சு. <chuckles>
ஆமா, இந்தப் புத்தாண்டுக்கு ம். ம். <laughs>
அ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன். கடைக்குப் போயி இதே மாரி தேடினேன். எனக்கு ஒரு பூ எல்லாம் போட்ட ஒரு புத்தகம் கிடைச்சுது. அப்புறம் நான் அவன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சேன். இதோ பாரு வாங்கிட்டேனு. <chuckles> உடனே அவன் சொன்னான். அது நல்லா இருக்கு. அத தரியா. நான் வேணா இத தந்துட்றேன்னா. இது வந்து கொஞ்சம் பழைய மாடல்லா இருக்கு அப்படின்னா. அப்புறம் சரி
சரி. <laughs> சிறப்பு. <laughs> கடைசியா குடுத்தீங்களா இல்லையா?
அதுக்கப்புறம் நான் குடுத்துட்டேன். ஏன்னா அவனுமே வந்து பாத்தீங்கன்னா, அவன் படிக்க வேண்டியது, பரிட்சை நாள் எப்போ? திட்டமிடுதல் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்குவான். ஏன்னா அப்ப ஒரு இலக்க நோக்கி நம்ம போகவே முடியும். எல்லாத்தையுமே மனசுலே வச்சிருந்தோம்னா பாரமா இருக்கும் ரொம்ப. <chuckles>
புரியுது. கண்டிப்பா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது உங்க கைப்பேசியில நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏன்றதும், அதே மாரி நீங்க ஒரு புத்தகத்துல எழுதி வைக்குறது அதுக்கான காரணங்கள் ஏன் அப்படீன்றது நீங்க சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து இது வந்து பின்பற்றினா நல்லா இருக்கும் அப்படீன்ற மாரி எனக்கும் தோணுச்சு. ஏன்னா, இப்போ நம்ம போன்ல ஏதோ ஒண்ணு எழுதப் போய், நம்ம நேரம் மணிக்கணக்கா அதுல வீணாகுறது வந்து இந்தக் கையேடுகள் எழுதுறது தவிர்க்கும். நானும் நம்புறேன். உங்ககிட்ட பேசினதுல மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
மிக்க நன்றி.